<chuckles> இது இப்ப நீங்க வந்து, என்ன மாரி இப்ப நான் ஏதாச்சும் அந்த மாரி அ, ப்ரோகிராம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதில எந்தெந்த கலைஞர்களாக அது அதோட <sniffs> நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க?
நான் வந்து மொதல் மொதல்ல வந்து, அ, இந்த மாரி நிகழ்ச்சி ஒண்ணு அட்டெண்ட் பண்ணது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அல் அ, பாடகி ஜானகி அம்மா அவங்க, பா ஒரு புது வருஷ அன்னைக்குங்க. மொதல் அதாவது 31ம் தேதி 1ம் தேதி அந்த இரவுக்கு வந்து, அவங்கள வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க பாட்டு கச்சேரி வெக்கிறக்காக. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாரியான ஒரு செட் அப் தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 இருந்து 1500 பேரு இருப்பாங்க.
ம்.